சரிங்க.
அப்ப, அந்த டைம்ல வந்து படம் ரிலீஸ் ஆகுல்லங்க. அதுக்கு முன்னாடியே அப்ப வந்து கேசெட் ரிலீஸ் பண்ணுவாங்கள்ள. அந்த மாதிரி விஷயங்க, அந்த மாதிரி கேசெட்லா வாங்கிட்டு வந்து பாடல் போடுவாரு. அதாவது இந்த 90 காலகட்டங்கள்ளனு வச்சுக்கங்க. நா ரொம்ப ச சின்ன பையனா இருந்தப்ப, 90 காலகட்டங்கள்ள ஆ கேசெட் வாங்கிட்டு வந்து பாடல். அந்த இதில வந்த பாடல்லா நெறையா வாங்கிட்டு வந்து போடுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கனா, எங்க அம்மாவுக்கு வந்து வீட்ல வந்து, ஆ பெண் குழந்தைகள்லாம் கெடையாது. நானும், எங்க அண்ணே மட்டுந்தான்.
ஆமா. சரிங்க. சரிங்க.
அப்டி இருக்கும்போது, எங்க அம்மாவுக்கு இந்த த சில டைம் வந்து உடம்பு சரியில்லாமலாம் போச்சுனா, எங்க அண்ணே வந்து, சும்மா சொல்லக்கூடாதுங்க. பாத்திரம் வெளக்கறதுலருந்து, சமைக்கிறதுலருந்து அந்த மாதிரி சின்ன, சின்ன எல்லா வேலையுமே அவரு பாப்பாரு.
சரிங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க?
நானு எங்க அண்ணனுக்கு, நான் வந்து என்ன, எதுமே பண்ண மாட்டேங்க. நான் வந்து எங்க அண்ணே என்ன பண்றாருனு வேடிக்க தான் பாப்பேன். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஒரு இது தெரியாது. அ எங்க அண்ணே ஏதாவது தண்ணீ, கிண்ணீ கொண்டு வர சொன்னாரு. அது சும்மா வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன எதாவது எடுத்துக் குடுக்கிறது. ஆ எடுபுடி தா, எடுபுடி தா, எடுபுடி வேல இல்ல, எடுபிடி தா. <chuckles> நமக்கு வந்து
<chuckles> அ சரி சின்ன சின்ன எடுபிடி வேல இருந்தா, நீங்க பண்ணுவீங்களா? அ சரி. இல்ல இல்ல. நா சின்ன வயசா இருக்கும்பொழுது, நமக்கு தெரிஞ்ச வேலைகள் தான், நம்ம பண்ண முடியும், இல்லைங்களா?
ஆமங்க, ஆமங்க. அந்த மாதிரி வந்து, நல்லா ப் இது பண்ணி பாத்துப்பாரு, எங்க அம்மாவுக்கு ஒடம்பு சரியில்லனா. ஆ அப்புறம் பாத்தீங்கனா, ஆ ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கனா, எங்க அண்ணே வந்து, எங்க எங்க அண்ணே துணை இல்லாம, நான் எதுவுமே பண்ணமாட்டேங்க. ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப சின்ன பையங்கிறதுனால, இதெல்லாத்துக்குமே அவர சார்ந்து தான் இருப்பேன். என்னைய ஸ்கூல் கொண்டு போய் விட்றது கூட, எங்க அண்ணன் தான் கொண்டு போய் விடுவாரு. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு இந்த இப்ப தீபாவளிக்கு உடை எடுக்க போறோன்னா, அவர் என்ன சூஸ் பண்ணி தர்றாரோ, அத தான் நான் போடனும். எனக்குன்னு நானா வந்தெல்லாம், வந்து இதுவே எடுத்துக்கிறேன், அது எடுத்துக்கிறேன்னா, "அதெல்லா உனக்கு சரி வராது. நீ இது தான் போடனும்", அப்டிங்கிற மாரி அவர் ஒரு குறிப்பு ம்
இல்ல. அண்ணான்னு சொல்றத விட, நீங்க ஒரு அப்பான்னே சொல்லலாம், அந்த மாதிரிதா உங்க கிட்ட நடந்துருக்காரு, இல்லைங்களா?
அ. ஆமாமா, ஒரு கண்டிப்போடையே தான் இருப்பாருங்க ஏன்ட்ட. ரொம்ப, ரொம்ப
எதனால அந்த கண்டிப்பு? நீங்க ரொம்ப ஓவரா குறும்பு பண்ணுவீங்க, சேட்ட புடிச்ச பையனா? இல்ல, எதனால உங்களுக்கு அந்த மாதிரி கண்டிப்பு? ஏன்னா நா நானே எங்க வீட்ல கண்டிப்பா தா இருப்பேன். எனக்கு எங்க அப்பா வந்து என் தங்கை கிட்டேயும், எங்க அக்காகிட்டேயும் கண்டிப்பா இருக்க மாட்டாரு. எங்கிட்டதான் இருப்பாரு. ஏனா நா ரொம்ப வாலு. ஏங்கிட்ட எப்டி இருக்கணுமோ, அப்பிடித்தான் இருப்பாரு. அந்த மாரி நீங்க வந்து கொஞ்ச சுட்டித்தனமா, கொஞ்சம் வால்லு பையனுங்களா?

ஆ அப்டின்னு சொல்லலாம். ஆனா, எங்கப்பா வந்து என்ட்ட ரொம்ப ஜாலியா இருப்பாருங்க. எங்க அப்பாவும் நானும் ஃப்ரெண்ட் மாரி தான் இருப்போம். ஆனா எங்க அண்ணன் மட்டும் தான் என்ட்ட வந்து நான் ஏதாவது வீட்ல ஏதாவது ஒண்ணு பேசுனால, எங்க அம்மாவையும் நான் எயித்து பேசுனேனா வையுங்களேன் சின்ன வயசுல, எங்க அண்ண உடனே மொறப்பாரு. எங்க அண்ணன் மொறச்சார்னாவே நான் அப்படியே வந்து அப்டியே அமைதியாயிருவேன். அ எதாவது குச்ச கிச்சிய எடுக்க போனார்னா நான் ஓடிருவேன் அந்த இடத்த வுட்டு இந்த மாதிரி
சரிங்க. ஓ நீங்க அப்ப அண்ண தம்பிங்கன்னா அண்ணன் அடிச்சா, திருப்பி அடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. அடிவாங்க அடிவாங்குறது அதான் 9 வருடங்கும்போது இல்லங்க சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா
ஏங்க? அ பயம் இருக்கும்ல்லங்க. எப்டிங்க அதாவது ஒரு 1 வயசு, 2, வயசுன்னா, ஒரு 2, 3, வயசுன்னா கூட நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சுக்காதுங்க. ஏன்னா அவருக்கு ஈக்வாலான வயசு அப்டின்னு நம்ம இது பண்ணலாம். 9 வயசுன்கிறப்ப நம்மளோட ரொம்ப பெரியவரு.
ஆனா நீங்க ஆமாங்க. நீங்க ரொம்ப குட்டி பையன் இல்லைங்களா. அப்டி இருக்கும்பொழுது வீட்ல அம்மா, அப்பா ச வந்து உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எதாவது மொறச்சா கூட நீங்க டக்குன்னு அம்மா அப்பா முன்னாடி தைரியத்த வர வழைச்சு அடிச்சுட்டு அ அதுக்கப்புறம் ஆக்ஷன் பண்ற மாரி அந்த மாரிலாம் எதுவுமே பண்ணது இல்லைங்களா?
அம் அந்த மாரில்லாம் எங் எங்க அண்ணன் மேல எல்லாம் நான் ஒரு கை வைச்சு நீங்க சொன்ன மாரி மொறைக்கிறது மொறைக்கிறது கூட நான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல மொறச்சிருப்பேன். ஆனா நீங்க சொன்ன மாரி அடிக்கிறதெல்லாம் நான் நெனைச்சு கூட பார்த்ததில்ல. ஏங்க நீங்க வேற அந்த மாதிரி.
இல்ல இப்ப வரைக்குமே உங்களுக்கு அண்ணனா ஒரு பயம் இருக்கும் போலயே! <chuckles>
இப்பல்லாம் பயம்லாம் கிடையாதுங்க. இப்பல்லாம் வந்து எங்க அண்ண எனக்கு தான் பயப்படுறாரு. நான் என்ன சொல்றேனோ அது தான் அது தான் வந்து ஏன்னா அ நான் வந்து ஒரு ஒரு ப டிகிரி ஒரு பட்டப்படிப்பு முடிச்சுட்டு நான் ஒரு எப்படி சொல்றதுங்க. ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கேன். அவரு வந்து பெரிய அளவுல படிக்கலங்க. ஆ படிக்கலைனாலும் ஏதாவது ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒரு வந்து புதுசா ஏதாவது தொடங்கணும், இல்ல ஏதாவது ஒரு அ ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்டின்னா, என்கிட்ட தான் எதா இருந்தாலும் மொத கேட்பாரு, "இத இப்டி பண்ணலாமா? இத இப்டி பண்ணா சரி வருமா?" அப்டின்கிறப்ப நான் வந்து அ அதுக்கான அதுக்கு வந்து பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? அப்டிங்குற மாரி எல்லாமே என்ட்ட தான் கேட்பாருங்க. ஏன்னா நான் சொன்னா சரியா இருக்கும் அப்டிங்குறது, அவர் வந்து காலம் இந்த இவ்வள காலத்துல வந்து என்னை என்னைய பார்த்து அவர் நெறைய தெரிஞ்சுகிட்டாரு. சரி தம்பி சொன்னான்னா சரியா இருக்கும் அப்டிங்கிற மாரி
பார்த்தீங்களா. <chuckles> சரிங்க. சரிங்க. இப்ப வந்து அ சின்ன வயசுல வந்து எல்லா சமயத்திலயுமே வந்து நம்ம பயந்து ஓடுறதா இருக்கட்டும், இல்ல வந்து அ அவுங்கள மதிச்சு போறதா இருக்கட்டும் அப்டி எல்லா சமயத்திலேயும் இருக்க முடியாது, இல்லைங்களா? சில விஷயத்துலலாம் நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்டிங்கும்போது ரொம்ப பிடிவாதமா இருப்போம். அப்ப பிடிவாதமா இருக்கும்பொழுது யார் என்ன வந்தாலும், நம்ம பயப்படாம எதிர்த்து பேசுவோம். அந்த மாதிரியெல்லாம் அப் பிடிவாதம் பிடிச்சு அந்த மாதிரி ரொம்ப நீங்க கோவமா <chuckles> இருக்கும்பொழுது, உங்க அண்ணன் பேசும்பொழுது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்ல அப்ப கூட அமைதியா அ இல்ல, சரி ஓகே சொன்னா அமைதியா கேட்டுட்டு போயிற போறபழக்கம் இருக்குங்களா?
அதாவது எங்க அப்பா வீட்ல இருக்காரு அப்டின்னா, நான் கொஞ்சம் தைரியமா பேசுவேங்க. எங்க அப்பா இல்லின்னா எங்க அண்ணன்ட்ட வந்து நான் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் வந்து போர்ஸ்ஸா பேசமாட்டேன். ஏன்னா அடி விழுகும். எங்க அப்பா இருந்தாருனா எங்க அண்ணன் கை வைக்க மாட்டாரு.